கண்டிப்பாங்க. அதாவது தனி மரம் தோப்பாகாது. இல்லையா? ஒரு ஒரு வீடு ஒரு குடும்பம் மட்டும் சமுதாயமா மாறாது. அதேபோல அவுங்க மட்டும் தனிமையா ஒரு ஊர்ல வாழ்ந்தாங்கன்னா, அவுங்க வாழவும் முடியாது. இது எதார்த்தமான உண்ம. ஆனா, இந்த உண்ம அ, நிதர்சனமாகிறது தெரியாம போய்விடுகிறது மனித முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி இந்த நகர நாகரீகத்துல வந்து, அது இந்த உறவுகள் பேணி காக்கப்படுகிறது. அந்த அண்டைய உறவுகள் பேணி காக்கப்படுகிறதான விஷயத்தில வந்து நெறைய குறைபாடுகள் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அது கிராமங்களை துணை நகரங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த நகரங்களில் இருக்கதான அந்த அண்ட உறவு வந்து ஒண்ணு அவ்வளவு மெச்சுக் கொள்ளத்தக்கதான விதத்தில இல்ல. அப்டின்னு தான் என்னுடைய யோசனை.
ஆமாமா, உண்மதான். ஆ. ஆமா. ஆமா. அததான், அதை எங்க ஏதாவது செய்றதுக்கு வழி இருக்கா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்லயே கிளப் ஹவுஸ்னு ஒண்ணு குடுக்குறாங்க.
இருக் இருக்கும் இருக்கும். ம். ம்.
அது எப்டின்னா, இப்ப நாம்ம இப்ப என் வீட்ல சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் யாராவது இருக்காங்கன்னு, வச்சுக்கங்களேன்.
ஆமா. ம். ம். ம்.
அவுங்க எல்லாரும் அந்த எடத்துல போயி குழுமி பேசுறதுக்காக, அந்த எடத்த கொடுக்குறாங்கங்க. ஆனா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழந்தைங்களுக்கு பார்க். ஓரளவு மிடில் ஏஜில இருக்கிறவங்களுக்கு கிளப் ஹவுஸ் தனியா குடுக்குறாங்க. எனக்கு என்ன தோணுனா வயதானவர்கள்லாம் ஒரே எடத்துல தான் குழுவணுமா? ஏன் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இப்டி குடுத்துருக்காங்க அப்டிங்கிற மாதிரி எனக்கும் இருக்கு.
கண்டிப்பா. இருக்குது. கண்டிப்பா. ம். அதத்தான் சொல்றேன் இது. அதாவது இது வந்து எதார்த்தமான வாழ்க்கையோட அணுகுமுறையாக காணப்படுவதில்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதார்த்தமாக, உள்ளுணர்வோடு, அர்ப்பணிப்போடு, தானாக அது கனிந்து வரும்பொழுது, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்டி தானே ஒரு பழத்த எடுத்துக்கங்களேன் மாம்பழத்த பழுக்க வெக்கிறதுக்கு தானாக கனிஞ்சி வந்ததுனா, அது அழகா இருக்கும். சுவையா இருக்கும். அதே இது இந்த நாட்கள்ல செய்வது மாதிரி புகையை போட்டு பழுக்க வச்சோம்னா, அதனுடைய சுவையும் வேற மாதிரி தானே இருக்குது சீக்கிரமா கனிஞ்சி, ப அந்த மாதிரியான சூழல் நீங்க எனக்கு எடுத்து சொன்ன விஷயத்துல நான் புரிந்து கொள்ள முடியும். அதாவது, அ, ஒரு கால கட்டாயத்தின் பேரில இப்டிலாம் இருக்கணும் இன்னொருத்தன் வாழ்வில்,
ஆ, அ. ஆமா, இல்ல. கட்டாயம்னு கெடையாது அது. இப்ப எப்டின்னா, இப்ப ஏன் வீட்டுக்கு முன்னாடி யாராவது 2 பேரு நின்னு பேசிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல.
ஆமா.